பொதுவா பாடல்கள் அப்டின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நினைவுகள் அதிகமா கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவோம். <inhales> அ அதாவது, "இந்த பாடல் கேக்கும்போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த பாடல் கேக்கும்போது எனக்கு ஒரு துக்கம் இருக்கு. ஏன்னா அதலோட நினைவுகள் வந்து எனக்கு ரொம்ப ஹர்டிங்கா இருக்கும்." அந்த மாரி பாடல்கள் வந்து நிறைய வகைகள் வந்து நம்ம பிரிப்போம். <inhales> அ உங்க வாழ்க்கயில இந்த பாடல்கள் வந்துட்டு, எந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு குடுத்திருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமாங்க. ஒரு பாடலுங்குறது உணர்ச்சிபூர்வமான விஷயத்த மட்டும் சொல்றது கிடையாது. நம்மளோட வந்து கைகோர்த்து "வா, என்கூட வா, நான் உனக்கு ஒரு ஒரு சில விஷயத்த வந்து உனக்கு கத்துக்குடுக்குறேன். அது உனக்கு பிடிச்சா நீ கத்துக்கோ" அப்டிங்குற மாரி ஒரு சாயல்ல இருக்கறது தான் பாடல். சரிங்களா. ஒரு ஒரு பாடல் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா, நான் தேசப்பற்றோட நான் வந்து போயிட்ருக்கேன். எனக்கு ஒரு பாடல் காதில கேக்குது. அ அந்த பாடல் இடம் பெற்ற படம் வந்து மிஸ்டர் பாரத். அது பாடினது வந்து மே பி எஸ்பிபியா இருக்கலாம்! பட் அந்த கதாநாயகன் யார்ன்னு கேட்டீங்கன்னா, ரஜினிகாந்த் தலைவர். அவர் பாடுறாரு. "காந்தி தேசமே காவல் இல்லையா?" இதுல, நாட்டுப்பற்று இருக்கிறத விட, வீட்டுப்பற்றும் அவருக்கு ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா, அந்த அந்த திரைக்கதை, அந்த படத்ல திரைக்கதை எப்டி இருக்குன்னா, அவுங்களோட அம்மாவ வந்து ஒருத்தவங்க ஏமாத்திட்டு, கர்ப்பிணி ஆக்கிட்டு, குழந்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவரு ஓடி போயிருப்பாரு. அவரு திருப்பியும் வரமாட்டாரு. அந்த மாரி தான் கதைக்களம் இருக்கும். இவரு வளந்து பெரியவனானதுக்கப்பறம், அவுங்கள போய் பழிவாங்குற மாரி கதைக்களம்.
ம். ஆமா. சொல்லுங்க. சரிங்க. ம். ஆ. ஆ நானும் பாத்திருக்கேங்க. இந்த படம்.
ஆமா. ரொம்ப ரொம்ப நல்ல படம் நம்மள அந்த இதுக்குள்ள கூட்டு போகும். அந்த அந்த கதையில அப்பிடியே அழச்சிட்டு உள்ள போயிரும். அந்த அளவுக்கு இருக்கும்.
கண்டிப்பாங்க.
ஸோ, அ அந்த பாட்டெல்லாம் கேட்கிறப்போ, <tsk> நம்ம அந்த இடத்துல போயிட்டு அவருக்காக சண்டை போட்டு, நம்ம அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்க வைக்கணும். அப்பிடிங்கிறமாரி நம்ம சில டைம் யோசிப்போம். அப்பிடி
ம்ஹ்ம். ஆ நிச்சயமாங்கண்ணா! அ எனக்கு கூட அந்த பாடலோட அந்த ஒரு ஒரு முறை வந்து அவுங்க அப்பா வந்து அவனோட அலுவலகத்தில வச்சு அவுங்க அப்பாக்கிட்ட ஒரு உரையாடல் இருக்கும். அ அப்ப தான் வந்து இவரு அவரோட பையன் அப்பிடிங்கிற விஷயத்த கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா, அந்த நின்னு அந்த அலுவலகத்தில நின்னு பேசினது மட்டும் எனக்கு அப்பிடியே இந்த காட்சி ஞாபகம் வருது. அ அந்த டைம்ல நானும் அப்பிடிதான் நினைச்சேன். பேசாம நான் போய் உள்ள புகுந்து அவன 2 சாத்து சாத்திடலாமா! அப்பிடின்னு கூட நினைச்சிருக்கேன். அதுமாரி பாடலும் ம்
சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அது பாருங்களேன், அதுதான் வந்து உணர்ச்சிவசப்படுறது, உணர்ச்சி பொங்குறது. சில இடத்தில வந்து சொல்லுவாங்க. ஆ உணர்ச்சியில பொங்குறாங்க அப்பிடிங்கிறமாரி நகைச்சுவை காட்சிகள்லாம் வரும். ஆனா, உண்மையிலேயே உணர்ச்சிவசப்பட்டு நம்ம எப்போ அந்த பாடலுக்குள்ள போறோமோ! அந்த பாடல் வெற்றி பெற்றது, அப்பிடிங்கிறமாரி.
ஆ. கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது வந்து, 100% உண்ம தான். எந்த ஒரு பாடல் வந்துட்டு, ஒரு ஏதாவது ஒரு உணர்ச்சி கொடுக்குதோ, அந்த பாடல் தான் உண்மையாவே வந்துட்டு, நல்ல ஒரு வெற்றிகரமான பாடல் தான். இத தவற, அ நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட மாரி, நீங்க பாடல வந்து கொஞ்சம் அ டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லுங்க? எனக்கு இந்த பாட்டு கேட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாரி ஏதாவது சொல்லுங்களேன்?
கண்டிப்பா. சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ, நானு எப்டினா நான் மெட்ராஸ்க்குலாம், அவ்ளவா போனது கெடையாது. ஸ்கூல் படிக்கிற சமயத்துலலாம். அப்போ ஒரு படம் பாத்தேன், நானு. அந்த படம் பேரு வேலைக்காரன். அதுலா வந்து, இதே நம்ம தலைவர் தான். ரஜினிகாந்த் வந்து அவரு கிராமத்லருந்து ஊருக்கு போறாரு அவரு. மொதல் வேல. அவரு போனா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேல அவருக்கு. அங்க வந்து, ஊழியர்கள்லான் வந்து கொண்டாட்றாங்க. ஏதோ ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்றாங்க. ஆ அதில வந்து, ஒரு பாட்டுக்கு பாட்டு மாரி, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஆ ஒருத்தவங்க பாடிட்டு, இன்னொருத்தவங்க பாடிட்டு, கதாநாயகி கர் கடைசியா பாட்றாங்க. பாடி முடிச்சுட்டு, "தோட்டம்" அப்டிங்கிற வார்த்தைல, முடிக்கிறாங்க. இப்ப நம்ம, கதாநாயகர் வந்து பாட்றாரு. அந்த தோட்டம்ங்கிற அந்த அந்த வார்த்தைய வச்சு, பாட்டு பாட்றாரு. "தோட்டத்தில பாத்தி கட்டி. பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். சோத்துக்குள்ள பாத்திய கட்டுற பட்டணம், பட்டணம்." அவரு என்ன சொல்றார்னா, "நான் கிராமத்ல பாத்திருக்கேன், அதெல்லாம். நீங்க ஏன்டா, இப்டி வந்து சாப்பாட வந்து, இவ்ளோ எளக்காரமா பண்றீங்க" இன்னொரு இன்னொரு எடத்ல, வரியில வரும். "கல்லூரிக்கு போனா, கன்னி பொண்ணு மீனா, கல்லூரியில படுச்சதுல, கற்பம்மானா" அப்டினு வரும். <laughs> <inhales> அப்றம், "சிங்காரம்மா ஊரு, சென்னையினு பேரு. ஊர சுத்தி ஓடுதய்யா கூவம் ஆறு" அதாவது என்ன சொல்றார்னா, மேலயும் ஏத்தி பேசுறாரு. கீழயும் எறக்கி பேசுறாரு.
சரிங்க. அவ் ஆ, சரி. ம். சரிங்க. ம். ஆஹ. ம், ம். ஆ. இல்லையோ! எறக்கி பேசுறாரு. <chuckles> சிறப்பு.
கண்டிப்பா. ஜ அ அது நகரத்தோட சிறப்பா? இல்ல நகரத்தோட குணமா? அவர் வந்து சந்தோஷமும் பட்றாரு. ஆனா இப்டி பண்றீங்களேப்பானு, துக்கமும் பட்றாரு. ஏன்னா, கிராமத்லருந்து ஒருத்தவங்க வர்ராங்க. அவுங்களுக்கு எல்லாமே புதுசா இருக்கு.
ஆமாங்க. அப்போ வந்து இங்க வரும்போது அத பத்தி கொஞ்சம், <inhales> ஆ பாடல் மூலிமாவே வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துறாங்க இல்லேங்களா!
இல்லயா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்தமாரி நிறையா விஷயங்கள் வந்து இப்பிடி இது பண்றாங்க. அ வெளிப்படையா அது பாடலே வந்து அவுங்கள கனெக்ட் பண்ணி விட்றுது.
நிச்சயமாங்க. இப்போ அ இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏதாவது ஒரு பாடல் கேட்கும்போது நினைவுகள் வந்துருக்கா? "இந்த பாடல் வந்துட்டு கேட்கும்போதுலாம் எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வரும்." அந்தமாரி எதாவது உணர்ச்சிகள் அத பத்தி சொல்ல முடியுமா?
அப்பிடியே கண்ண மூடிக்கோங்க. நான் ஒரு பாடல் பாடுறேன். உங்களுக்கே நினைவுகள் வரும்.
ஆ ஆ சரிங்க நான் கண்ண முடிக்கிறேன்.
அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி, சின்ன கண்மணி, கண்மணி, கண்மணி. அம்மம்மா! பிள்ளைக்கனி, அங்கங்காய் தங்கக் கனி. பொன்மணி, சின்ன சின்ன கண்மணி மின்ன மின்ன இப்பிடியே போகும் பாட்டு. <chuckles>
ஏங்க நீங்க ஏதோ சிங்கரா உண்மைய சொல்லுங்க. <laughs> நிஜமாங்க. அதாவது, ஓ பாத் <laughs> ஆனா உண்மையா பாத்ரூம் சிங்கர்தாங்க நல்லா பாடுறாங்க. சரிங்க. இந்த பாட்டு என்ன ஸ்பெஷல்ங்க?
இல்லைங்க. நான் சிங்கர்லாம் இல்லேங்க. நான் பாத்ரூம் சிங்கர் மட்டும் தான்ங்க. <laughs> இது இந்த பாட்டுல இந்த பாட்டுல 2 விஷயம். நான் சின்ன வயசுல அதே அளவுக்கு குழந்தை இறந்தப்போ! வந்த படங்கள் இதெல்லாம். நம்பர் 1 சரிங்களா? ஆனா, எனக்கு கிடைக்காத விஷயம் இந்தக் குழந்தைகள் இந்த படத்தில இந்த குழந்தைகளுக்கு கிடைத்தது என்னன்னா, நிறைய நண்பர்கள், நிறைய நண்பர்கள். ஒரு 30, 40 பேர் ஒரே இடத்தில இருப்பாங்க. இந்த தண்ணியா இருந்தாலும் சரி, அந்த ஐஸ் கிரீம்மும் சரி, அவுங்க அந்த பாப்பா விளையாடுவா. பேபி ஷாம்லினு நினைக்கிறேன். அது அந்த படத்தில அப்பிடியே விளையாடட்றது. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவளையும் ரொம்ப பிடிக்கும். அது ஒருமாரி சுட்டியா இருப்பா. அந்த ப அந்த படத்தில. இந்த குழந்தைத்தனம் ம் சொல்லுங்க.
ம். ம்ஹ்ம். ஆமாங்க. ஆ நீங்க, ஆ க கண்ண மூடி பார்க்க சொன்னீங்கல்ல. அப்ப நான் என்ன நினைச்சேன் நீங்க கேட்கல இல்ல. நான் சொல்றேங்க. அ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா பேபி ஷாலினி நான் வந்து அந்த கட்டு தான். அப்பிடியே பேபி ஷாலினி கட்டு தான் வந்து எங்க அம்மா எனக்கு பண்ணி விடுவாங்க. <inhales> அ நீங்க பாடிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஒரு எங்க ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் அது மேல வந்து ஒரு மெரூன் கலர்ல ஒரு ஓவர் கோட் மாரி போட்டிருக்கேன். அது வந்து சின்ன குழந்தையில அந்த ஒரு ஃபோட்டோட இருந்த ட்ரெஸ் அது. அதை போட்டு அந்த பேபி கட் பண்ணி நானும் அப்பிடியே டொயின் டொயின்னு ஆடுறமாரி எனக்கு தோணுச்சு. அ ஆ வந்துச்சுங்க. <laughs> இப்போ ஆ, ம்.
கண்டிப்பா. சொல்லுங்க. <laughs> சொல்லுங்க. ஒகே. ஞாபகம் வந்துச்சுங்களா! அற்புதமா இருக்குங்க. இது, இதெல்லாம் வந்து நமக்கு நினைவுல அப்பிடியே நிக்கும். இந்த பாட்டு இப்ப கூட நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, <tsk> அதாவது சந்தோஷப்படுவீங்க. அதே நேரம் நமக்கு "ஒரு ரீவைன்ட் பட்டன் இருந்திருக்கலாமே! திருப்பியும் அந்த வருஷத்துக்கு போயிருந்திருக்கலாமே!" அப்பிடிங்கிறமாரி எனக்கு ரொம்ப தோணும். எண்ணங்கள்லாம் அடிக்கடி வந்து வந்து போகும்.
சிறப்புங்க சிறப்பு. ஆ- இத தாண்டி வேற ஏதாவது இந்த காதல் அது மாதிரி எதாவது உணர்வு இருந்தா, அதையும் சொல்லலாமே! <breath>
கண்டிப்பாங்க. இது என்ன்னா வந்து ஆ ஆ காதலன், காதலி அவுங்க 2 பேத்துக்கும் வந்து காதல் மலர்ந்துருச்சு. காதல் மலர்ந்ததுக்கப்புறம், ஆ காதலனுக்கு வந்து வேலை வேலை சுமைகள், பணிச்சுமைகள் அதிகமாயிருச்சு. பணிச்சுமைகள் அ அதிகமானதுக்கு அப்புறம் ஆனா கா காதலன், கா காதலி வந்து காதலன் மேல கொஞ்சம் கோவப்பட்டுக்கிறாங்க. என்ன, என்னைய நீ கண்டுக்கவே மாட்ற! அப்பிடின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு பாடல் வருது. அ. முதல்வனே! என்னை கண்பாராய்! முந்தானை ம்ஹ்ம் அப்பிடியே ஒரு பாட்டு வருது. வாலின் ஓசை கேட்கும் தலைவா! வளையல் ஓசை கேட்கவில்லயா! பாருங்களேன், வாலின் ஓசை கேட்கும் தலைவா! அதாவது ராஜாவா இருந்து ராஜா வேலைய செய்றய நீ! உனக்கு ஏன் என்னோட வளையல் ஓச கேட்கல. ஏன் நான் இங்க இருக்கது உனக்கு தெரியல. இல்லேங்களா? இது ஒரு கருத்துள்ள பாடல், ஒரு நல்ல அழகான பாடல்.
ம். சரிங்க. ம். சரி. ஈரமில்லையா! ம் ம் ம் கண்டிப்பா. நிச்சயமா. அவரு வந்து முதல்வரா, ஒரு நாள் முதல்வராயி மக்கள சந்திக்கப் போயிருவாரு. அ, இவங்கள மறந்துருவாங்கன்றக்காக இந்த பாடல் வந்து அழகா கொண்டு வந்திருப்பாங்க. இல்லயா!
கண்டிப்பாங்க. நிச்சயமா. நிச்சயமாங்க. நிச்சயமா.
ம்.
இது, பிறகு இன்னும், இன்னும் பாட்டு கூட இருக்கு. என்னென்னா, அது ஒரு, ஒரு படம் இருக்கு. படம் பேரு வந்து "மேட்டுக்குடி", அப்பிடீன்னு சொல்லுவாங்க. அதுல கார்த்திக் நடிச்சிருப்பாரு, கவுண்டமணி, நக்மா, ஜெமினி கணேஷன், பெரிய பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. சொல்லுங்க.
ஆ, நான் சொல்றேன். நான் கெஸ் பண்ணுறேன். அந்த பாட்டான்னு சொல்லுங்களேன், நான் கெஸ் பண்றேன் ஆ <laughs> ஓ! நக்மா பாடுற பாட்டா?
கண்டிப்பா <laughs> <laughs>
வா வா என் அன்பே! அது மாரி சம்திங் வரும் தானே? அவன நினைச்சு பாடுவாங்க தானே? ஐயோ! இன்னொரு பாட்டு இருக்குங்க. சரி நீங்களே சொல்லுங்க <chuckles>
இல்ல. இது, இது ஒரு ரொமான்டிக் சாங் தான். இது ரொமான்டிக் சாங் தான். ஆனா, இதுல கார்த்திக்கும் வருவாங்க, கவுண்டமணியும் வருவாங்க <laughs>
ஆமா. ஐயோ! எனக்கு அந்த பாட்டு நல்லா தெரியுதுங்க. ஆனா, இப்ப வரமாட்டேங்கிது. நீங்களே பாடிருங்க.
இது <tsk> இது எனக்கு என்ன குடுக்குன்னா, ஒரு பூரிப்ப குடுக்கும். கவுண்டமணிங்கிற அவரு வந்து அவரு நகைச்சுவை நடிகரு. அவரு டான்ஸ்ஸா தான் எப்பிடி இருக்குங்கிறத நான் பல நாட்கள் கற்பனை பண்ணி பார்த்திருக்கேன். இந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடி <laughs> ஆ, அந்த பாட்டு எப்பிடி போகுன்னா வெல்வெட்டா, வெல்வெடா, மெல்ல மெல்லத் தொட்டுட்டா, கனவுக்குள் தள்ளி விட்டுட்டா <laughs> அப்பிடீன்னு போகும். இது கவுண்டமணி வர்ற லைன்ஸ் தான் எனக்கு ரொம்ப நல்லாருக்கும். அவரு அப்பிடியே ஓடி வருவாரு. ஏதோ கா ரொம்ப காமெடியா ஓடி வருவாரு. வந்து அ நீ என்ன காமனுக்கு மகளா? மகளான்னு பாடிட்டு, ஒரு இடத்துல நெத்தியில சுருட்ட முடி அப்பிடீனவுனே, அவரு ஓ அப்பிடீன்னுவாரு. அது, அது பயங்கர காமெடியா இருக்கும் தியேட்ரே பயங்கரமா சிரிக்கிது அந்த இத பாத்து அது ஒரு நல்ல அனுபவம் அதெல்லாம். அந்த பாட்டெல்லாம் கேட்குறப்பவும், பார்க்குறப்பவும் சரி, நம்ம மனசுல இருக்க கவலைகள்லாம் நீங்கும். இப்போ வர்ற பாட்டுகள் வந்து நல்லா இருக்கே தவிர, மனசுல அவ்வளவா இடம் பிடிக்கிறதில்ல. நீங்கா இடம் பிடிக்கிறதில்ல. அதுதான் வந்து எனக்கு உள்ள ஒரு சின்ன குமுறல்கள்.
ஆஹா! ஆ. ஓ! <chuckles> ம் <chuckles> ம் <chuckles> ம். ஓ! <chuckles> ம். ஆ ஆமா <chuckles> ம். ம். ஆ, நிச்சயமாங்க. எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்தது. இப்போ வர்ற பாடல்கள்லாம் வந்து, அந்த ட்ரெண்டிங்ன்னு போட்டு, போட்டு தாக்குறாங்க. ட்ரெண்டிங், ட்ரெண்டிங், ட்ரெண்டிங்னு போட்றாங்க. அந்த ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா, அடுத்த பாட்டு வந்தா எங்கயோ ஓடி போயிரும். ஆனா, நம்ம வந்து 90ஸ் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப உள்ள சாங்க, இப்ப ட்ரெண்ட் ஆக்குறாங்க. அந்த சாங் வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு ரொம்ப புடிக்கிது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா, அந்த ரோஜா, ரோஜா சாங் எவ்ளோ ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இல்லயா!
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா. அது அது ஒரு இசை கலந்த ஒரு அருமையான பாடல் அது. அந்த காதலர் தினம் அப்டிங்கிற ஒரு படத்ல வந்த பாடல். அதுவும் வந்து, அந்த படம் வந்தப்போ கூட, வந்து அட்டகாசமா ஓடுச்சு. ஆ ஸ்டில் அந்த பாட்டு வந்து, இன்னமும் வந்து மறுபடியும் உயிர் பெற்ருக்குங்ற மாரி தான் சொல்லணும். அந்த இன்னொரு சிங்கர் மூலமா. அது ஒரு அருமையான பாடல் கண்டிப்பா.
ம். கண்டிப்பாங்க. அந்த ஒரு வீடியோ கூட அந்த சிங்கர் பாடுற மாரி, அந்த கச்சேரில பாடுற மாரி போட்ருந்தாங்க. அத நீங்க பார்த்தீங்களா? அந்த சிங்கர் ரோட ஹேர் கூட அப்டியே ஏதாச்சும் அதெல்லாம் <chuckles> போட்டு போட்ருந்தாங்க. ரொம்ப நல்லாருந்துச்சு அத கேக்கும்போது.
கண்டிப்பா. ஆமா ஆமா ஆமா. அது சில திறமைகள், கவனிக்கப்படாத திறமைகள் அப்டிங்கிற லிஸ்ட்ல, இவரோட பேர் கண்டிப்பா ஒரு 10லையாவது இருக்கும். அப்டின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா.
கண்டிப்பாங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோனுச்சு. அ "சரியான ஒரு அங்கீகாரம் கெடைக்கல அவருக்கு" அப்டின்னு தான் எனக்கும் தோனுச்சு. <chuckles> இப்போ இத தாண்டி ஏதாவது ஒரு பழைய பாடல், உங்கள ரொம்ப கவர்ந்துச்சுன்னா, அத கொஞ்சம் அப்டியே பாடிக் காண்பிச்சுருங்ளேன்.
கண்டிப்பாங்க. நிச்சயமா. இது இன்னொரு பாட்டு இருக்கு. ஆ அ இது ஒரு குத்துப்பாட்டு, குத்து பாட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு கானா பாட்டுன்னு சொல்லலாம். இது என்னென்ன, நண் நண்பர்கள் கூட்டம் இருக்காங்க. அவுங்க வந்து கூட்டமா சேந்து பீச்சுக்கு போறாங்க. அங்க ஒரு பாட்டு வருது. சலோமியா, சுண்டக் கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா வர்றா ஸ்டைல பாருடா. <laughs> அது அதாவது கூட்டமா நண்பர்கள்லாம் சேந்து, அவுங்க பெண்கள ரசிக்கிறாங்க. அவ்ளதான். கவிதைய நடைல.
ம் ஒகே. ம்ஹ்ம். <chuckles> <chuckles> ம். ஆ <inhales> நீங்க அந்த பாடல் முதன் முதலா கேக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு?
எனக்கு நட்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஃபீல் ஆச்சு. அ, ரொம்ப நல்லா ஜாலியா சேர்ந்திருக்குறானுங்க. ஃபர்ஸ்ட் அது, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. 2 வது நம்ம ஊர்ல பீச் எல்லாம் இல்லயே! இவுங்கல்லாம் பாருங்க இவ்ளோ என்ஜாய் பண்றானுங்க. அப்பிடிங்கிறது ஃபீல் ஆச்சு. 3 வது வந்து, அட! சூப்பரா டான்ஸ் ஆட்றான். டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அப்பிடின்னு ஃபீல் ஆச்சு. அ, 4 வதா சரி ஒகே. அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெண்கள் எல்லாம் பார்த்து அ கமெண்ட் பாஸ் பண்ணதுக்கு, பாட்டு பாடி காட்றதுக்கு, செருப்படி வாங்காம இருக்கிறதுக்கு. அதனால அவனுக்கு கிடைத்த வாய்ப்புகள், நமக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அப்பிடிங்கிற மாரி ஒரு சின்ன ஃபீல்.
ம். <laughs> ஆ, கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்தில ஒரு ஃபீல் வரதான் செய்யும் இல்லேங்களா! <inhales> ஏனா, அந்த ஒரு பாட்டோட வைப் அப்பிடியே நீங்க சொன்னமாரியே ஃபிரெண்ட்ஸ்ஸூ, கடல்ல <inhales> நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாட்டுல இருக்கு. எனக்கும் அந்த பாடல் ரொம்ப புடிக்கும். <inhales> நீங்க வந்து, நிறைய விஷயங்கள வந்து ரொம்ப அசால்ட்டா, அப்பிடியே, அப்டியே போற போக்கில அப்பிடியே பாடலோடு அழகா <inhales> அ, சொல்லிறீங்க. அ, நிறைய வா இந்த, இந்த "முதல்வன்" சாங் கூட நான் கேட்டிருக்கேன், நிறையா வாட்டி கேட்டிருக்கேன் <inhales> ஆனா, அந்த லைன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து, ஓ! இப்பிடியா நாட்டுக்காக பார்க்கிற என்ன பார்க்க மாட்டேங்கிறயா அப்பிடிங்கற மாரிலாம் <inhales> நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தோணுச்சு <inhales> இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடி, அதில அழகான வரிகள் கூட சொன்னீங்க <inhales> அ, உங்ககூட வந்து பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க! தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
நிச்சயமா. நிச்சயமாங்க. சொல்லுங்க. கண்டிப்பாங்க. மகிழ்ச்சிங்க! மீண்டும் பேசலாம்.